பொதுவா வந்து, இப்போ நம்ம எல்லாருமே வந்து கைபேசின்ற ஒண்ண கண்டிப்பா பயன்படுத்திட்டு தான் இருப்போம். கைபேசியாகட்டும், ச சமூக வலைதளமாகட்டும், அ அதுக்கூடவே வந்து நம்மளுடைய நெறைய நேரங்கள வந்து நம்ம செலவிட்டுட்ருக்கோம். நம்மளுடைய குடும்பத்துக்குன்னு ஒரு சில நேரங்கள் நம்ம கண்டிப்பா ஒதுக்க தானே செய்யணும். ஏன்னா, நமக்காகவே காத்துட்டு இருக்றவங்க, அ ப நம்ம பேசணும் அப்டின்னு நெனைக்கிறவங்க. அ அப்டின்னு பெரியவங்க யாரு இல்லனாலும், குழந்தைங்க இருப்பாங்க. <chuckles> அவங்களுக்கு வந்து வேற ஆப்ஷன் இல்லல நம்ம தானே. ஸோ, அந்த மாரியான நேரங்கள்ல வந்து உங்களுக்கு கைபேசி பயன்படுத்துவத கட்டுப்படுத்திட்டு, எப்டி குடும்பத்தோடு வந்து நே நேரம் செலவிடுவீர்கள்?
ம், ரொம்ப நல்ல விஷயங்க இது, ஏனா வந்து இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்ப இப்ப இருக்க காலகட்டத்துக்கும் அதிகமா வந்து இந்த தொலைபேசிய வந்து அதிகமா பயன்படுத்திகிட்ருக்கோம். அது வந்து நிறைய அ நம்மளுக்கு மாற்றங்களே நம்ளுக்கு ஏற்படுது, எல்லாம வந்து நம்ம குடும்ப நேரமே வந்து இல்லாம போயிருச்சுன்னு தான் நான் வந்து சொல்வேன். அப் அ அப்டி பாக்குறப்ப பாத்தீங்கன்னா, இப்ப நான் வந்து ஒரு நாள் வந்து நாங்க வந்து, எங்க குடும்பத்துல வந்து முயற்சி செஞ்சு பாத்தோம். எங்க குடும்பத்ல பாத்தீங்கன்னா, 3 பேரு தான். அது நானு, என் கணவரு, என்னோட குழந்தை 2 வயது குழந்த அப்டி ஒரு நாள் அந்த வார இறுதி நாள் இருக்கும்ல, அப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு 1 நாள் ஃபுல்லா வந்து நம்ம வந்து அ கைபேசியே நம்ம எடுக்காம இருக்கலாம். அப்டின்ற மாதிரி வந்து சொன்னேன் அவர்ட்ட. அவரு வந்து அதெல்லாம் முடியாத ஒண்ணு, இது பண்ணி எப்டி அது சாத்தியமே இல்ல அப்டின்ற மாரி அவரும் சொன்னாரு, இது நம்மளால முடியும் பண்ணுவோம். அப்டின்னு சொல்லிட்டு நானே கேட்டேன். ஏனா அவரு வந்து, அந்த அளவு வந்து குடும்பத்துக்கு நேரம் வந்து அவரு செலவிட மாட்டாரு. அமைதியாவே இருக்கக்கூடிய ஆளு, அப்டி பேசு வாய தொறந்து பேசுற ஆளும் இல்லையா. அப்ப நான் தனியா இருக்கப்ப எனக்கு பித்து பிடிச்ச மாரி ஆயிடுது. இந்த மாரி தனிமையாவே இருந்து, இருந்து அதனால சரி, இது ஒரு நல்ல ஸ்டா
நிச்சயமா. நிச்சயமா. ஓ. ம்ஹ்ம். சரிங்க. <laughs> ஓ! ம், வீட்லயே வந்து நீங்க சொன்ன மாரி அம்மா, அப்பா கூடயோ இல்ல மாமனார், மாமியார் கூடயோ நம்ம சிப்லிங்ஸ் கூடயோ, இல்ல கணவருடைய அவுங்களுடைய தம்பி, தங்கச்சி தங்கச்சிகள் கூடயோ இப்டியெல்லாம் இருக்ற மாரியான ஒரு சூழல் இருந்தது அப்டின்னா, இவர் பேசலனா? அட போங்க நான் எனக்கு பேசுறதுக்கு 1000 ஆள் இருக்காங்க. அப்டின்ற மாரி போயிறலாம். இருக்குறது ஆப்ஷனே ஒண்ணு மட்டுந்தான், அவரும் பேசலனா வந்து நம்ம மனசே கஷ்டமாயிரும் இல்லையா?
<chuckles> ஆமா, ஆமாங்க. ம். கண்டிப்பாங்க, அதுவும் எனக்கு இது புது ஊரு தாங்க 6 மாசம் தான் ஆகுது. அது அக்கம் பக்கத்துலயும் ஒருத்தவங்களும் தெரியாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன்? <chuckles> அவங்க பக்கத்துல இருக்காங்க ஆனா, வேலைக்கு போய்ட்டு நைட்‌ தான் வருவாங்களா, அப்ப ரொம்பவே எனக்கு கஷ்டமா இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுவேன், இவர்டட சொன்னேன் இந்த மாதிரி. இந்த மாரி கட்டுப்படுத்தி பாப்போம். நம்மளால முடியும், அப்டின்னு சொன்னோனே சரி, முயற்சி பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு அவரும் வந்து இருந்தாரு. அந்த மாரி நாங்களும் வந்து காலையிலேயே வந்து ஃபோனையே எடுக்காம டேபிள்ல போய் கொண்டு போய் வச்சுட்டோம் உள்ள, வச்சுட்டு நான் அவர் சரி என்னதான் பண்றாரு நம்ம கிட்டேயாவது வந்து பேசுவாரு, அப்டின்னு நானும் நெனச்சிக்கிட்டு தாங்க அந்த முயற்சி பண்ணேன். அவரு பாத்தா, இல்ல இல்ல அதுவும் பண்ணல. ஒரு புக்க தூக்கிட்டு வந்துட்டு உட்காந்து படிச்சுக்கிட்ருக்காரு, அய் அதுதான் இதுக்கா நம்ம இவ்வளோ ஒரு எஃபோட்டு போட்டோம், அப்டின்னு சொல்லிட்டு நானே வந்து இதாயிட்டேன். அப்பறம் நானே போய் அவர தூண்டுற மாதிரி வந்து பேச ஆரம்பிச்சேன். இந்த மாதிரி, அ ஏதாவது வெளியில போலாமா? அப்டின்ட்டு வாயே தெறக்க மாட்றாங்க அப்டியே அமைதியாவே உட்காந்துருக்காரு. அ புக்க படிச்சுக்கிட்டே, ஒரு மாரி வெறுத்து போன மாரி தான் இருந்தது. ஆனா அப்பறம் வந்து அந்த கொஞ்சம் நேரம் கழிச்சு அவருக்கு கொஞ்சம் போர் அடிச்சிருக்கும் போல இருக்கு, அவர் எந்திரிச்சு வந்து அவரே வந்து எனக்கு வந்து இந்த சமையல் கட்டுல வந்து, அ நான் வந்து சமச்சிக்கிட்ருந்தேன் அதுக்கு வந்து காய் கட் பண்ணுறதா இருக்கட்டும், அந்த செல்ஃபெல்லாம் வந்து சுத்தம் பண்ணி குடுத்தாரு, அ அப்றமேட்டு இந்த வீடெல்லாம் கூட தொடச்சு குடுத்தாரு. எனக்கே ஷாக் ஆயிடுச்சு பரவாயில்லையே, இந்த தொலைபேசி இல்லாட்டி நம்மளுக்கு எவ்ளோ ஒரு பெனிஃபிட்டா இருக்கே அப்டின்ற மாரிலாம் வந்து எனக்கு கெடச்சிது.
ம்ஹ்ம். கண்டிப்பா. ம். ம்ஹ்ம். ஓ. டிவி போட பாக்க ஆரம்பிச்சீங்க. ம்ஹ்ம். அய்யயோ! ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம், ம். ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம். கண்டிப்பா, கண்டிப்பா, அதாவது பொதுவா வந்து அவுங்களே நம்ம 10 தடவ சொன்னாலும். சண்ட போட்டு அதுக்கப்புறந்தான் வந்து ஏதாவது ஒரு உதவி பண்ணி கொடுப்பாங்க. காய்கறி கட் பண்ணி குடுக்குறதாகட்டும். இல்ல வந்து இதுமாரி வீட்டு வேலைகள்ல ஏதாவது உதவிகரமா இருக்கட்டும். நம்ம வந்து பல தடவை கத்துனா ஒரு தடவ ரிசல்ட் வரும் ஆனா இது வந்து கேக்காமலே வந்து திரும்ப அவுங்களே பண்ணியிருக்காங்கன்னா, அப்போ அந்த கைபேசியுடைய அந்த ஆதிக்கம். அதுதான் இவ்ளோ நாளா அவங்கள கட்டி போட்டிருக்கு. அப்பிடின்னு சொல்லலாம் இல்லயா
ஆமா. ம். <laughs> கண்டிப்பாங்க. அதுதான் நம்ம காலையில, ஏங்க இந்த காலையில எந்திரிச்சோனம்மே, அந்த பாத்ரூம் கூட அத எடுத்துட்டு தாங்க போவாங்க. நானும் கேப்பேன், அதுக்குள்ள வச்சு என்னதான் பண்ணுவீங்க? அப்பிடின்ட்டு உட்காந்து வீடியோ பார்த்துக்கிட்டு பண்ணுவேன். அப்பிடின்ற மாரி சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு வந்து அவர வந்து இது பிடிச்சு வச்சிருக்குன்னு தான் சொல்லுவேன். அந்த கைபேசி அது வந்து ம்.
நிச்சயமா, நிச்சயமா, எல் எல்லா குடும்பத்தில இருக்கிற ஆண்களுமே அப்பிடிதான். கைபேசி வந்து முன்னாடி காலத்துலலாம் வந்து எனக்கு நியூஸ் பேப்பர் படிச்சா தான் பாத்ரூமும் முடியும். அப்பிடின்னு சொல்லிட்டு சில பேர் சொல்லி கேட்டு. அந்தமாரி இவுங்களுக்கெல்லாம் கைபேசி இல்லாம பாத்ரூம் போகவே முடியாது அந்த என்னதான் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியாது அப்பிடி.
<laughs> <laughs> ஆமா. <laughs> ஆ, ஆமா அப்பிடிதான் போயிட்ருக்கு. இப்ப இருக்க காலகட்டமும். அப்புறம் இத தவிர்த்து. அது நல்லாதாங்க போச்சு. இப்ப அந்த கைபேசி இல்லனாலும் எனக்கு நிறைய உதவிகள்லாம் பண்ணாரு, ஆனா பேச மட்டும் இல்ல அப்புறம் ஆனா அந்த உணவு உண் உட்காந்து சாப்பிட்றப்போ, அப்ப நல்லா பேசிக்கிட்டோங்க, நல்லா அ இந்த, இந்தமாரி பிளான் இந்த ஃபியூச்சர் பிளான் சொல்லுவோம் பார்த்தீங்களா! இந்தமாரி இப்பிடிதான் பண்ணணும். இந்த மாரிலாம் விஷயம் இருக்கு. அ அந்த அளவுக்கு யார்ட்டயுமே வச்சுக்காத! ஏன்னா இந்த பக்கத்தில ஒரு ஆன்ட்டி இருக்காங்க. அவுங்க வந்து அ இதுதான் வீடோ இந்த மாதிரி அவுங்க, ஒரு சில நேரத்தில வந்து என் கணவர பார்த்துட்டு வந்து ரொம்ப கடுமையா நடந்துக்கிறாருங்க. எப்பிடிங்க நீங்க சமாளிக்குறீங்க? இதே நானா இருந்தா. நான் டிவர்ஸே பண்ணியிருப்பேன். அப்பிடின்றமாரிலாம் என்ட்ட சொன்னாங்க அத நான் அப்பிடியே போய் அதுதான் ஏன் அவர்ட்ட சொன்னேன். இனிமே அவுங்கள்ட்ட பேச்சு வச்சிக்காத! இதெல்லாம் என்னது இது? நம்ம நல்லாயிருக்கிற குடும்பத்தையும் கெடுக்கிற மாதிரி இருக்கு. அப்பிடி போய் இவரு சொன்னாரு. அதுதான் இப்போ நம்ம பே நான் அதிகமா பேசினாலும் இந்தமாரி உளறி கொட்டிருவேன்னா, அதுவே எனக்கு பயம் <laughs>
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம்ஹ்ம் ம்ஹ்ம். ஓஹோ! அச்சச்சோ! இது ரொம்ப தவறான வார்த்தைல. ம்ஹ்ம். <laughs> இல்லங்க, அது உளறி கொட்டுறதுன்றதையும் தாண்டி, நடந்ததெல்லாம் அவர்கிட்ட சொல்லும்போது. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஓ! நம்ம மேல தப்பு இல்ல அப்பிடின்ற விஷயமும் தெரியும். அ அதுபோக வந்து நமக்கு ஒரு கைடன்ன்ஸும் குடுப்பாங்கல்ல. இல்ல இது சரி, இது தப்பு, இப்பிடி பண்ணக்கூடாது அப்பிடின்ற மாரி சொல்லுவாங்க. அதுக்குன்னு எல்லாத்தையும் உளறி கொட்டுறது அப்பிடின்றது வந்து ஒரு விஷயம் தான் ஏன்னா, அதுவே ஒரு சண்டைக்கு வந்து காரணமாயிரும். ஒரு கமா போட்டு ஆரம்பிச்சதுமாரி ஆயிரும். அந்த சண்ட போடுறதுக்கு. ஆனா இருந்தாலும் வந்து இந்த பக்கத்து வீட்டில இருக்கிறவங்க இப்படியெல்லாம் ஒரு வார்த்தைய சொல்லவே கூடாது
ஆ ம். ஆமா, ஆமா. <laughs> ஆமா ம். <laughs> ஆமாங்க, என்கிட்டேயே உட்கார்ந்து சொல்றாங்க. ஒரே கடுமையா நடந்துக்கிறாங்க. சிடுமூஞ்சி உங்க கணவரு. அப்பிடின்றமாரி அப்புறமேட்டு நான் அவுங்கள்ட்ட பேசுறதே தவிர்த்துட்டேன். ஏன்னா, வந்து சண்ட போட்டோன்னு வைங்க. நாள பின்ன வெளில வந்து அவங்க மூஞ்சிய தான் பார்த்தாகணும் அமைதியாவே இருக்கணும் சொல்ட்டு தவிர்த்துட்டேன். இந்த மாதிரி வே
ம். ம், ம், ம். கண்டிப்பா. இந்த மாரி ஆள்கள வந்து, நீங்க தவிர்க்கிறது ரொம்ப சரியான ஒரு விஷயம் தான். யாராவது வந்து அ அறிவுரை சொல்றமாரி இருந்தா கொ கொஞ்சம் வயசில பெரியவங்கன்னா, ஒரு சரியான அறிவுரை கொடுக்கணும். இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் ரொம்ப தவறு இல்ல.
ஆமாங்க. <laughs> அ நம்மளுக்கே அது யோசிக்க கூ கூடாத விஷயம் வந்து இதெல்லாம் வந்து யோசிக்க வச்சுரும் போல இருக்கு. அந்த அளவுக்கு பேசுனாங்க. ஆனா, நான் சொன்ன மாதிரி, நீங்க சொன்ன மாரியே நான் தவிர்த்துக்கிட்டேன். அவுங்கள்ட்ட பேச்ச வந்து குறைக்கிறது வெளில அந்த அளவு வந்து அ பேசிக்கிறதெல்லாம் கிடையாது. அவுங்களா வந்து பேசுவாங்க. இருந்தாலும் நான் தவிர்த்து அந்தமாரி தான் போயிட்டுருக்கும். அப்புறமேட்டு இதே வந்து நான் குடும்பம்
ஆமா. ம், ம், ம். இப்போ இந்த சுத்து சொன்னீங்க இல்லயா! ஒரு நாள் வந்து இந்தமாரி கைபேசி வந்து பயன்படுத்த வேணான்னு வச்சுட்டோன்ட்டு. அதே திரும்ப நீங்க வாரத்துக்கு ஒரு நாள் அந்தமாரி வ ம் அதே தொடர்ந்து பண்ணீங்களா? பண்ண முடிஞ்சுதுங்களா?
ம் அதுக்கப்புறம் நாங்க முயற்சி பண்ணி பார்த்தோம். அப்ப வந்து வந்து இத வந்து எடுக்க முடியல, அதுக்கு பதிலா வந்து வெளியில போக ஆரம்பிச்சிட்டோங்க நாங்க. இந்த வார இறுதியில வந்து வீட்டுக்குள்ளயே இருந்தாலும் அதுதான் சொன்னேன்ல, நான் தனிமையா இருக்கேன். வீட்டுக்குள்ளயே இருந்து பைத்தியம் பிடிச்சமாரி இருந்துச்சுன்னு. அதனால சரி அ ஒவ்வொரு வாரமும் வந்து இந்தமாரி வெளில கூட்டிட்டு வந்து, ஒரு சும்மா சொண்ணோன்னா, இந்த மாலு, அப்புறம் இந்த எக்ஸிபிஷன்லாம் இருக்கும் பாருங்க. அங்கலாம் வந்து கூட்டிட்டு போக சொல்லி, அங்க வந்து குடும்பத்தோட நேரமும் நல்லா செலவிட்டேன். குழந்தையும் வந்து அவனுக்கும் வந்து இப்ப நான் என்னமாரி தானே அவனும், அவனோட மனநிலையும் இப்ப யார்ட்டயுமே பேசாம, பழகாம, என்கூட மட்டும் இருந்தாலும், அவனோட அ வயசில உள்ள குழந்தைங்க கூட அவன் வந்து பேசவும் இல்ல. அவனுக்கும் ஒரு இது இல்லாம இருக்கும்ல, போர் அடிக்கும்ல. அதனால இந்த மாரி வெளியில போய் அவன கூட்டிட்டு போய் இந்த பார்க் ம்.
ம்ஹ்ம். ம். ஆமா. ம். ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா என்னன்னா, அதான் நீங்க சொ பண்ணுறது ரொம்ப சரியான ஒரு விஷயம். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒருத்தரு வந்து, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் தான். அவர் என்கிட்ட ஒரு தடவ பேசிட்டு இருந்தாரு. அப்ப சொன்னாரு அவுங்க வீட்டு பக்கத்தில இருக்கிற ஒரு கப்புள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த குழந்தை பிறந்ததோன்ம்மே வேல தான் முக்கியம் அப்பிடின்னு சொல்லிட்டு குழந்தை கிட்ட வந்து, ஃபோன் கொடுத்துட்டு கொஞ்சம் இந்த வளர்ந்து பேச ஆரம்பிப்பாங்க இல்லயா! அந்தமாரியான நேரங்கள்ல இந்த ஃபோன அவன்கிட்ட குடுத்துட்டு, அவுங்க 2 பேருக்கும் வேலைக்கு பே வேலைக்கு போயிருவாங்களாம்! வீட்ல எ யாருட்டையாவது பார்த்துக்க சொல்லிட்டு, அவுங்க அந்த அளவுக்கு வந்து அவுங்ககிட்ட பேச்சு கொடுக்காமலயே இருந்ததுனால, அந்த குழந்தைக்கு பேசறதுனா என்னன்னே தெரியாம போயிடுச்சாம். ஒரு 3 வயசு வரைக்குமே, 3, 3 1/2 வயசு வரைக்குமே. அ எதாவது சாப்பிடணுனா கூட அந்த ஃபோன் கொடுத்து ஃபோன்ல யாராவது பேசுறத காமிச்சா தான் வந்து சாப்பிடுவாங்களாம். அவங்க அம்மா, அப்பா யா யார்க்கிட்டயாவது ஆமா, பேசறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. நம்ம வாய தொறந்து பேசணும் அப்பிடின்றதே அவனுக்கு தெரியாம, இப்போ வந்து தெரப்பி, தெரப்பின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு அலஞ்சிட்டு இருக்காங்களாம். அ வந்து ஆட் ஆமா, அ இ கிட்டத்தட்ட ஒரு 6, 7 மாதம் தெரபிக்கு அப்புறம். இப்ப தான் மத்தவங்க பேசறதுக்கு காது கொடுத்து ரியாக்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். கேட்கிறான். இதுக்கப்புறம் தான் அவன் பேச ஆரம்பிக்கணும். ஆரம்பத்திலயே இதெல்லாம் பண்ணி வளர்த்திருந்தா, அந்த குழந்தைக்கு இப்படி ஒரு நிலமை வருமா? அ இப்போ வேலயை விட்டுட்டு, அப்பாவும், அம்மாவும் அந்த குழந்தைய தூக்கிட்டு அலையிறாங்களே! இப்போ வேல தான் முக்கியம்ன்னு கையில ஃபோன் குடுத்துட்டு போனாங்கல்ல, இவ்ளோ பெரிய தவறான விஷயம் அப்பிடின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ குழந்தைங்கள் கூட நம்ம அந்த நேரம் செலவழிக்க வேண்டியது எவ்ளோ முக்கியமான ஒரு விஷயம். அப்ப தான் அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. நம்ம பேசுறதெல்லாம் புரியும். நம்மளுடைய பாஷைகள் அவுங்களுக்கு புரியும். இல்ல, அ அப்போ நீங்க பண்றது சரியான விஷயம். அது கண்டிப்பா அத பண்ணிதான் ஆகணும்.
ம். சரி. ஆமாங்க. ஐயயோ! இது எல்லாம் ஊம படம் மாதிரி. ம். இது தேவையில்லாத வேல. கண்டிப்பாங்க. ம். ஆமா. ம். கண்டிப்பாங்க. ஆமா. இப்ப நீங்க சொன்னது தான். இப்ப, நம்ப பெரியவங்களே வச்சுக்கோங்க நம்பளுக்கு வந்து அந்த புரியிற தன்மை இருக்கு. நம்ப எல்லாமே பண்ணிக்குவோம். நல்லது தெரியும், கெட்டது தெரியும் அதுக்கேத்தாப்ல நடந்துக்குவோம். ஆனா, அந்த குழந்தைகளுக்கு நீங்க சொன்ன மாதிரி, அவங்களுக்கு எடுத்தோனேயுமே இத குடுத்து பழகி அவங்க பாவம் அது பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுல்ல, அந்த குழந்தைங்களுக்கு. அது ரொம்பவே தவறுதான், நீங்க சொன்ன மாரி ம்.
ஆமா. கண்டிப்பா. இத கேட்டப்ப எனக்கு ரொம்ப வந்து ஒரு செகண்ட் அதிர்ச்சியா இருந்தது. இவ்ளோ மோசமாலாமா நடந்துக்குவாங்க? ஏன்னா, ம குழந்தைக்கு இப்போ தாத்தா, பாட்டியோ இல்ல கூட யாரோ இருந்தாங்கன்னா, அ அவங்கலாம் இ இன்னும் அப்படிதான், ந நம்பளே பேசுனா கூட குழந்தைகள் அந்த அளவுக்கு வந்து ஒரு பேச்சு இது வராது. ஏதாவது ஒரு எங் எங்க குழந்தைங்கள்லாம் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட்டிட்டு போனோம். அ அப்ப என்னன்னா, அங்கே இது நடந்தது, இந்த டிஜேயிலாம் போட்டு டான்ஸ் ஆடுவாங்கல்ல, அது நடந்தது. எல்லோரும் விசில் அடிச்சுட்டு ஜாலியா "ஹேய்! ஓய்ன்னு!" கத்திக்கிட்டு இருந்தாங்க. அன்னைக்கு நைட் வீட்ல வந்து அதே மாரி கத்த ஆரமிச்சது, இவள்ல "ஏய்! ஓய்! ஹாய்!" அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சிட்டா.
ம். ம். ஆமா. அ டான்ஸ் ஆடுவாங்க. அ. <laughs> பாருங்க, அப்டீன்னா அந்த பையனுக்கு எவ்ளோ ஒரு சந்தோஷமா இருந்திருக்கு அதை நினைச்சு, நினைச்சு, அத ஆடிக்கிட்டு இருக்கான்.
ஆமா. அப்போ ஒரு 4 பேர் மத்தியில குழந்தைங்களை விடணும், அவங்க பேசுறத கேட்பாங்க. அவுங்க வாய பிடுங்குவாங்க. "இது என்னது சாப்பிட்டியா? உங்க அம்மா ஏன் சாப்பாடு குடுக்கல?" அப்படி, இப்படிலாம் கேட்கும்போது அவங்க சொல்றதெல்லாம் திரும்ப-திரும்ப சொல்லுவாங்க. அப்படி சொல்லி தான் அவுங்களுக்கு வந்து நல்லா வாய் பேச பழகி விடணுமே தவிர, அம் அந்த ஃபோன் குடுத்துட்டு போறது, ரொம்ப தவறான செயல்ங்க அது. இது இது கேட்டதுக்கப்புறம், அந்த அம்மா, அப்பா மேல எனக்கு ரொம்ப ம் அ கோவம் வந்தது, அது போக வந்து ரொம்ப வருத்தமாவும் இருந்தது. பார்க்கு அதுக்கப்புறம், நெனைச்சு பார்க்கும்போது பாவமாகவும் இருந்தது. "தேவையா உங்களுக்கு இதெல்லாம் வேலை-வேலைன்னு போயிட்டு குழந்தையோட வாழ்க்கைய இப்படி கெடுத்துட்டாங்களே! அவங்களுடைய மனநிலை எ எப்படி இருக்கும்?"அப்படின்னு, அத யோசிச்சு கொஞ்சம் பாவமா தான் இருந்தது, எனக்கு. அ ஆனா, நீங்க செய்யுறதும் சரியான விஷயம் தான்.
ம். <laughs> ஆமாங்க. வரவுங்க ம். ம். அந்த மாரிதாங்க என் கொழந்தையும் வந்து, இந்தமாரி இந்த பக்கத்துக்கும் என் வீட்ல பார்க் இருக்குன்னு சொல்லி இருக்கு. அப்போ இந்த வார, இந்த வாரங்கள் நடக்கும் பாருங்க, சும்மா திங்கட்கிழமையில இருந்து அ வெள்ளி வரையுமே வந்து, இங்க நட நடக்குற தூரம் தான். அப்ப சாயந்தர கூட நான் அவன கூட்டிட்டு போய் அங்க விளையாடுவேன். அங்கேயும் சின்ன, சின்ன பிள்ளைங்கள்லாம் வந்து விளையாடுங்களா? அவுங்க கூட போய் அ பேசுவான், பழகுவான். அப்போ இப்பதான் நான் உணர்ந்து பார்த்தேன். ஏன் நம்ம வீட்டுக்குள்ளயே போட்டு அடச்சி வச்சிருந்துருக்கோமே! இந்தமாரி வந்து விட்டா அவன் ப அந்த பிள்ளைங்களோட பேசுறானேன்ற அப்பதான் நான் வந்து புரிஞ்சுகிட்டு அவ டெய்லியுமேங்க. அடிக்கடி நான் அவன கூட்டிட்டு போய் அங்க வந்து பழக்க விட்டுட்ருக்கேன். இப்ப நம்ம ஒரு ஆளா இருந்துமே ரொம்ப கஷ்டமா தான இருக்கும். அந்த பசங்களுக்கும். நம்ம ம்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. அவுங்க எதோ அவுங்க வயசு பசங்களோ இல்ல, கொஞ்சம் பெரிய பசங்களோ, பார்த்தா சூப்பரா விளையாட ஆரம்பிச்சுருவாங்க. எதுக்குமே அழவே மாட்டாங்க. சாப்பாடு ஊட்றதுனாலும், அவுங்களுக்கு வந்து சாப்ட்றதே தெரியாது. அந்த நேரத்துல அழகா ஊட்டி விட்ருலாம். வாய தெறக்க சொன்னா, ஆன்னு சாப்பிட்ருவாங்க. கொழந்தைங்களோட கொழந்தைங்களா உக்காந்து சாப்பிடும்போது, போட்டி போட்டு வேற சாப்பிடுவாங்க. அதெல்லாம் நல்லாருக்கும். அ ஒரு 4, 5 கொழந்தைங்க சேர்ந்துட்டாங்கன்னா, அவுங்களுக்கு ரொம்ப குஷியாயிருவாங்க. ஆஹா! நம்ம நம்ம ஏஜுக்கு நம்ம வேவ்லென்த் க்கு ஒரு ஆள் வந்துட்டாங்க போல, அப்பிடின்ற அளவுக்கு. கண்டிப்பா, கண்டிப்பா ரொம்ப அழகா சொன்னீங்க. அந்த உங்களுடைய குடும்ப நேரத்துல கைபேசிய தவிர்த்துட்டு, எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய கணவருக்கும், குழந்தைக்கும் நீங்க வந்து முக்கியத்துவம் குடுக்குறீங்க. அதனால என்னென்ன நல்ல விஷயங்கள் நடந்ததுன்றத அழகா என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்கக்கிட்ட பேசினது ரொம்ப மகிழ்ச்ச்சி. மீண்டும் பேசலாம்.
ஆமா. ம். ம். ஆமா. ஆமாங்க. ஆ. நன்றிங்க.